அ என்னுடைய மகள் வந்து உன்னும் அந்த கார்ட்டூன் அந்த வயத தாண்டல. அவங்க <chuckles> கார்ட்டூன் தான் உன்னும் பார்க்குறாங்க. அ பாடல்கள் அதிகமா அவங்க கேட்கிறதே கிடையாது. அதாவது சினிமா பாடல்கள கேட்டது கிடையாது. சினிமாவும் பார்த்தது கிடையாது. 1, 2 படங்களுக்கு நாங்க கூட்டிட்டு போவோம். அது கொஞ்சம் கதை எதாவது புடிச்சிருந்தா பார்ப்பாங்க இல்ல, அதுவும் பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்க உலகத்தில இருப்பாங்க. ஆனா, தாலாட்டு பாடல்கள் வந்து நான் நறைய இந்த சினிமா பாடல்களும் சரி, இப்போ வீட்ல எங்க ஊர்ல பாடுற மாரி தாலாட்டு பாடலும் பாடினேன். அவங்களுக்கு அவங்க தூங்க ஒரு 2 வயது வரைக்
அத பத்தி ம்ஹும். ம். ம். ஓ! நீங்க தாலாட்டு பாடல்லா பாடுவீங்களா? <laughs>
<chuckles> ஆமா. எனக்கு ரொம்ப ஆசை அது. ஏனா, நான் என் மகளுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு, முழுநேர வேலை போயிட்டுருந்தேன். அத நான் விட்டுட்டேன். அப்ப அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, அதெல்லாம் சிறப்பா பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம். அதனால தாலாட்டுப் பாடல்கள்லாம் கத்துக்கிட்டு பாடினேன். அது ரொம்ப ஏனா சங்கடமாகவும் ஆயிடும். ஏனா, வெளிய ஊர்களுக்கெல்லாம் போனா கூட பாடினா தான் தூங்குவாங்க. என்னோட கணவருக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கும். பாருங்க என்னோட மனைவி வந்து பாடியே தூங்க வைக்கிறான்னு சொல்லுவார். எனக்கு வந்து
ம். ம்ஹும். ம்ஹும். ம். ஓ! <laughs> சரி, அவர் ஏதும் பாட்டு பாட மாட்டாரா குழந்தைக்காக?
ஆய அவரும் வந்து நல்லா பாடுவாரு. ஆனா, இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அது ஏதோ ஒரு கூச்சமா இருக்கும். அவங்க முன்னாடி, நம்ம ஏதோ அவங்களுக்காக பாடி நான் வளர்ந்ததுக்கப்புறம். ஆ.
ம், ம். <laughs> நீங்க அந்த கூச்சம்லா பட்றதில்லையா?
அஹ, குடும்பத்துக்கு முன்னாடி என்ன கலைய வளர்க்க வேண்டியது தான். நாங்க வந்து ஆம் நாங்க வந்து இந்த டூயட் பாடல்களே ரசிச்சு பாடிட்ருப்போம். அவரு வந்து அந்த மேல் வாய்ஸ்சு பாடுவார். நான் ஃபீமேல் வாய்ஸ் காலையிலலாம் அப்டிதான் நடக்கும் எங்க வீட்ல. அது ஏ மகள் வந்து பாத்து <chuckles>
ம்ஹும். ம். அவ்வளோதான். ஆ. ம். ம்ஹும். அருமை, அருமை. ம் நிச்சியமா. நிச்சியமா. நீங்க பாடக்கூடிய மாரி தான் இருக்கு உங்க குரலும் கூட அதனால, கேட் கேட்க எல்லாருமே கேட்பாங்க. ம். சரி.
நன்றி. ஆமா, என்னோட மகள் ஆனா, சிரிப்பாங்க. நாங்க 2 பேரும் பாடுனோம்னா, அவங்க ரசிச்சு சிர்
ஓ! அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும்ல அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து பாட்றாங்க. நல்லா கேட்போம் அப்டின்னு ஜாலியா இருக்கும். ம்.
ஆமாமா. அவங்க அதெல்லாம் ரசிப்பாங்க. ஆ தூரத்துல இருந்து அப்டியே அமைதியா பார்த்து ரசிப்பாங்க. அவங்கள பாட சொன்னா, இன்னும் அந்த தயக்கம்லாம் அவங்களுக்கு இருக்கு.
ம்.

இல்ல, எனக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்குன்தான் தோணுது. ஏன்னா, எனக்கெல்லாம் அப்ப வாய்ப்புகள் இல்ல. நம்ம வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தோம். எனக்கு எப்பமே வீணை கத்துக்கணும்னு ரொம்ப ஆச இருந்தது சின்ன வயசுல இருந்தே. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இன்னைக்கான ஆனா சில பெற்றோர்கள் கொஞ்சம் திணிக்கிற மாரியே எனக்குத் தோணும். எல்லா பிள்ளைகளும் ஒரு 3, 4
ம்ஹ்ம். ம். ம். இப்ப இல்ல, எல்லா பெற்றோருக்குமே அது சாத்தியமா, அதாவது எல்லா குழந்தைகளுக்குமே அது சாத்தியமா? ஏன்னா, ஓரளவுக்கு வசதி வேண்டும் இல்லையா? இன்னைக்கு ஒரு நீங்க ஒரு பாட்டுக்கு பயிற்சிக்கு அனுப்பனும்னாலும் ஒரு வசதி வேணும். ஒரு ஒரு வேறொரு பயிற்சி நீங்க சொன்ன மாரி கிட்டார், மியூசிக் இந்த மாரி இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறதுக்கு அனுப்பனும்னாலும் பணம் வேண்டும். அது சாதாரணமா எல்லாருக்குமே சாத்தியமில்லாத சூழல்ல, எப்டி அவுங்க குழந்தைகள் ல் அந்த கலைய அல்லது அந்த ஆர்வத்த, வ பெருக்குறதுக்கு வாய்ப்பு குறைவுதான?
அதுதான். கண்டிப்பா. ஆமா, ஆனா இப்ப நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் ரொம்ப செய்றாங்க. உண்மையாவே வந்து பெற்றோர்கள் வந்து அதிகமா அதுக்காக ஓட்றாங்கன்னு தான் சொல்லணும். தான் பிள்ளைகள் வந்து பின்தங்கி இருக்கக் கூடாது, எல்லா வகுப்புகளுக்கும் போகணும். அ, எனக்கு எங்க வீட்ல உதவிக்கு வர்றவங்க கூட அவுங்க பிள்ளைகள வகுப்புக்கெல்லாம் இந்த மாரி அனுப்புவாங்க. நான் உண்மையாவே ஆர்வ ஆர்வம் இருக்கா? அப்டின்னா, அவுங்க சொல்லுவாங்க போகப் போக பழகிரும், அவுங்க கத்துக்குவாங்க. ஏன்னா அவுங்க பின்தங்கிடக் கூடாது அப்டிங்கறாங்க. அ, அந்த மாதிரியான ஒரு ஒரு ம மனநிலை வந்து பெற்றோர்களுக்கு இருக்கு. பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா, எல்லா வகுப்புகளையும் போறாங்க, அதுல முயற்சிக்கிறாங்க, ரொம்ப சிறந்தவர்களா இருக்காங்க. பாடலும் பாத்தீங்கன்னா, நான் இருக்க இந்த குடியிருப்புகள்லே ஒரு 3 இடங்கள்ல வந்து கர்நாடக சங்கீதம் சொல்லித்தராங்க. ஒரு 2 இடத்துல வந்து பரதநாட்டியம் சொல்லித்தராங்க. அதாவது
ம். ம். ம். <tsk> அது சரி. ஓ! புரியுது. ஆ. ம். ம். ஓ! சரி, சரி. பெரிய ஒரு கலை, கு கலை சூழ்ந்த ஒரு எடத்துலதான் நீங்க, இரு ஒரு மத்திலதான் வாழ்றீங்க போல இருக்கே. <laughs> சரி. சரி.
<laughs> <laughs> ஆமா, கண்டிப்பா. <chuckles> அதாது எனக்கு எல்லா எடமும் இப்டித்தான் இருக்குன்ற ஒரு பிம்பத்துல நான் இருக்கேனான்னு தெரியல. ஆனா, தினந்தோறும் மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, சின்னச் சின்ன குழந்தைகள் கூட அந்த பாட்டு கிளாஸ்க்கும், டான்ஸ் கிளாஸ்க்கும் போறத வந்து என்னால பாக்க முடியும்.
ம்.

நம்ம வாழ்க்கையில நிறைய பாடல்கள் எல்லாம் கேட்ருப்போம். அதில சில பாடல்கள் எப்போதுமே நீங்கா இடம் பெற்றிருக்கும் நம்ம மனசுல. அந்த வகையில குழந்தை காலத்தில இருந்தே உங்க மனதில இருக்கக்கூடிய பாடல் எது? அத பத்தின அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க.
கண்டிப்பா. அதாது நிறைய பாடல்கள் இருக்கு. சின்ன வயசில, அது எந்த வயசுல கேட்டேன் அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா வந்து அ நிறைய வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படங்கள். என்னோட தம்பி வந்து அத திரும்பவும் திரும்பவும் பார்ப்பாரு வீட்ல. அதனால எனக்கு குழந்தைகால நினைவு அந்த பாடல் அதுவும் திரைப்பட பாடல்கள்ன்னா, அந்த மாரியான பாடல்கள் தான் முதல்ல நினவுக்கு வரும். அது எஜமான் காலடி மண்ணெடுத்து <laughs> அப்புறம் ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டெல்லாம் அவர் மழலையில பாடியிருப்பார்.
ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம். அட, சரி ஆஹா!
அதில வார்த்தைகள்லாம் மாத்தி மாத்தி போட்டு அது அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேசெட் இருக்கும் அது டேப் ரெக்கார்டர்ல போட்டு வீட்டில வந்து பாட சி
ஆ, ஆமா, அந்த கேஸ்ட்ட போட்டா படம் பார்க்கலாம், அந்த.
ஆ அது வந்து படம் பார்க்கறதுக்கு இது பாடல் அந்த கேக்கற, அதில வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்துச்சு முதல் முறையா உடனே எங்க வீட்ல எங்களல்லாம் வந்து பாட சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அது அப்புறம் போட்டு கிண்டல் அடிப்பாங்க எங்களையே.
பாடல், பாடல். ஆமா, ஆமா. புரியது, புரியது. ஆ. ம், ம். ம். <laughs> ஆமா, ஆமா. எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. அத போட்டு போட்டு ரீவைண்ட் பண்ணி, பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு அழிச்சி, அழிச்சி மறுபடியும் பண்ணிட்டு இருப்பேன். <laughs> அது சரி. ஏன்னா நம்மளுடைய குரல் நமக்கே திருப்பி கேட்கிறப்போ நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். ம்.
<laughs> ஆமா. அது இப்பெல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. <laughs> ஆமா. அதுவும் நாங்க 3 பேரு வீட்ல. அதனால அப்டியே ஆர்டர்ல வருவாங்க. முதல்ல அக்கா அப்புறம் நானு அப்புறம் என் தம்பி <laughs> அப்டி நீ ஒரு பாட்டு, நீ ஒரு பாட்டுனு ஏன்னா அதுக்கு மேல <laughs> இடமே இருக்காது அதில் பாடுறதுக்கு. <laughs> அப்புறம் சாமி பாடல்கள்லாம் பள்ளியில நமக்கு சொல்லி தரதெல்லாம் வந்து பாட சொல்லுவாங்க. அதில வந்து என் தம்பி தான் அந்த இளமை, இதோ இதோ ஆமா. அந்த பாடலும் வந்து ரொம்ப ஒளறி ஒளறி பாடியிருப்பான் மழலையில!
சரி. அப்டி. ஓ! <laughs> ம்.